கண்டிப்பா, கண்டிப்பா.
அத அழகா சொன்னேன் வேற. "என் மானம் கெட்டவனே! துரியோதனா" அப்டின்னு கைய வேற கூம்பிட்டு அவன கட்டி அணைக்க போகும்போது எப்படி இருக்கும்? <chuckles>
<laughs> க. <laughs> கடவுளே! இந்த குழந்தைங்கள்ட்ட ஒண்ணு புரிய வச்சு, அத கரெக்ட்டா போயிட்டு சொல்ல சொல்றதுக்குள்ள போதும்போது எனக்கும் இந்த மாரி நெறைய அனுபவம் இருக்கு குழந்தைங்ககிட்ட. நீங்க சொன்னது இது வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். ரொம்ப அழகா வந்து உங்களுடைய அந்த சிரிப்போட முடிந்த சந்தோஷமான அனுபவத்த என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
அய்யோ! அய்யோ! அதனால இந்த விஷயத்த மறக்க ஆமா. கண்டிப்பா. <chuckles> ஆமா. மிக்க நன்றிங்க.